அந்த 4 மணி நேரத்தில வந்து ஒரு, 1 மணி நேரம் போய் எங்கேயாவது உடற்பயிற்சி அங்க நல்ல ஒரு, அ ஜிம்மில்ல போய்ட்டு உடற்பயிற்சி செய்றது. அதுக்க அடுத்து நேரா வந்தோனா நம்ம அந்த கடைகள்லாம் அங்க நெறைய கடைகள் இருக்கும். எப்படி இப்ப டி நகர்ல பஜார் இருக்கிற மாதிரி இருக்கோ, அங்கேயும் வந்து பெரிய பிரபலமான கடைகள் இருக்கும். அங்க கொஞ்சம் நேரம் அப்படியே நாங்க ஒரு டீயை வாங்கிகிட்டு நானும் என்னோட நெருங்கிய நண்பரும் அப்படியே ஒரு சின்னதா ஒரு வா நடை வாக்கிங் போறது நடந்துகிட்டே போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே பாத்துட்டு ரசிச்சிட்டு ஒரு ஓரமாக கடையில் எங்கேயாவது ஓரமா கூட உட்காந்து கூட குடிச்சிட்டு அந்த பஜாரிலேயே இருந்து கொஞ்ச நேரம் பார்த்து ரசிச்சிட்டுருப்போம்.
ம்ஹ்ஹும். ஆமா. சரிங்க. ம்ஹ்ஹும். கண்டிப்பா, கண்டிப்பா.
அதுவும் ப முடிஞ்சதுனா அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்னா நேரா வந்து, ஏதாவது ஒரு படம் ஏதாவது கொஞ்ச நேரம் Yotubeல போட்டு பாக்கிறது, இல்ல சமூக வலைதளங்களில் கொஞ்சம் நேரம் செலவழிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது. ஆனா, நான் படிக்கிறதுக்குன்னு சொல்லி அப்போ எதுவும் நேரம்லாம் பெருசா செலவழிச்சது இல்ல. அ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் என்னன்னா வீட்ல குடும்பத்தில பேசுறது. இதே இது வார விடுமுறை நாட்களில் வந்து 2 நாள் விடுமுறை இருந்ததுனால என்ன ஆகும்னா, எனக்கு நெறைய நேரம் வந்து தனிமையாவே இருக்கும். அதாவது ஃப்ரீயா இருக்குற மாதிரி தான் இருக்கும்.
கண்டிப்பா. சரி. கண்டிப்பா. அதாவது நீங்க சொல்லும்பொழுது அந்த இப்போ சோசியல் மீடியா, அந்த Youtube இந்த மாரிலாம் இப்போ வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து <chuckles> தனிமை அப்படிங்கிறது கிடச்ச, கெடைக்கிறது இல்ல தான். நம்ம வந்து அதுல ஃபுல்லா நம்ம வந்து நம்மளோட நேரத்தை செலவிட ஆரம்பிச்சிடுறோம். ஆனா, அது வரதுக்கு முன்னாடி வந்து அந்த தனிமை அதுவும் வெளிநாடுகள்ல வந்து இருக்குறவங்க, வந்து அந்த தனிமையை வந்து அனுபவிச்சா, அனுபவிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. என்னதா இருந்தா கூட இல்லைங்களா? அதுதான் அதுதான்.
நானும் ஆமா. எனக்கு அது நாளடைவில ரொம்ப உணர ஆரமிச்சேன். நான் எப்ப அது ரொம்ப உணர்ந்தேன்னா நான் துபாயில் இருக்கும்போது எனக்கு அந்த தனிமைங்கிறது வரல. ஏன்னா அது பாத்தீங்கன்னா, அந்த நகரமே வந்து உங்களுக்கு ஒரு வைப்ரண்டான நகரமா இருக்கும். உங்களுக்கு வந்து பலதரப்பட்ட, ம
ம்ஹ்ம். ஆமா. இரவு நேரத்தில கூட ஃபுல்லா மனிதர்கள் அங்க, அங்க இருந்துட்டே இருப்பாங்கன்லாம் கேள்விப்பட்டுருக்கேன். சரிங்க.
ஆமா, ஆமா. அ எப், எப்போ பாத்தாலுமே வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி நகரமா இருக்கும். அதாவது உங்களுக்கு பொழுது போலனா கூட நான் இரவு நேரத்தில வந்து அந்த இந்த மெல்லிசை போடுற கிளப்புகள்லாம் இருக்கும்.
ம்ஹ்ம். சரிங்க.
சில இடத்துல மெல்லிசை போடுவாங்க. சில இடத்துல இந்த ராக்குன்னு சொல்லி ஆங்கில மியூசிக் போடுறது தமிழ் மியூசிக் உள்ள ஆமா, அங்கே எங்கேயாவது போய் கொஞ்ச நேரம் வந்து, வார விடுமுறை நாட்களில் வந்து இரவு 1 இரவு ச அ நான் ஒரு 2:00 மணி வரை இருந்துட்டு வந்துட்டேனா, அடுத்த நாள் வந்து மத்தியானத்துக்கு மேல தான் எந்திரிக்கிறது.
பாடல்கள் எல்லாம் ஒலிச்சிட்டே இருக்கும். ம்ஹ்ம்.